இந்த கு கூனி குறுகுதல் அப்டின்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கள்ல? அது மன்னிப்புக்கே உரித்தான ஒரு நிலை ஒரு உடல் அங் இது நம்மளோட அங்கம் அங்க அசைவுகள்னு கூட வச்சுக்கலாமே! ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில, அந்த கூனி குறுகி, அ செய்த தவறை உணர்ந்து, அவங்களுக்கு மனசு வேதனப்பட்டு, மன்னிப்பு கேட்கிற காலம்லாம் இன்னைக்கு இல்லைல?
ம். ஆ, ஆமா. அது ரொம்ப குறைவுதான். அது ரொம்ப ரொம்ப குறைவுதான். அ, ஆ. எனக்கு தெரிஞ்சா ஒரு ஒரு எப்படி சொல்றது நெருங்கிய நண்பர் வழியில ஒருத்தவங்க. பண்ண தப்பு சொ சொல்றேன். அ ஒரு பைக்கு இன்சூரன்ஸ்ஸு அவுங்க வீட்ல அவுங்க அண்ணா யாரும் இல்ல. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பைக் வாங்கியிருக்காங்க.
ம். சரிங்க.
அந்த பையன் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில தான் வேலை பாக்கறான். அதனால இந்த பாருப்பா, இந்தப்பா இந்த இன்சூரன்ஸ் பணத்த கட்டிரு, அப்டின்னு சொல்லி குடுக்கறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் பக்கத்து வீட்டு பையன் தான் உறவுக்காரவங்க தான் இல்லையா?
சரி.